இல்லிங்க. அவுங்களுக்கு பெரும்பாலும் பழகல அவுங்களுக்கு. நமக்கு தான் அந்த ஒரு தேவ இருக்குது, அந்த பாஷைய கத்துக்கணும் அப்டின் சொல்லிட்டு. அதனால எனக்கு வந்துட்டு அது ஏன்னா பாடம் நடத்துறதுக்கு எனக்கு தேவ. ஒரு பையன வந்து திட்றதுக்கோ, இல்ல அவன என்ன, ஏன் லேட்டு. எங்க போய்ட்டு வர, என்ன விஷயன்னு கேக்குறதுக்கு அந்த பாஷ நமக்கு வேணும். அப்புறமேலு சாதாரண ஒரு ஹோம்வொர்க்க சொல்லி புரிய வைக்கிறதுக்கு, நம்ம அந்த பாஷை நமக்கு தேவப்படுது. ஆ உண்மையாலுமே இதுல என்ன நான் என்னா நான் எப்டி மாறுனேன் தெரியுங்களா? நான் ரொம்ப நகைச்சுவை நான் பேசும்போதே நல்லா நகைச்சுவையா பேசுவேன் நானு .ஆனா, இந்த பாஷை இந்த ஊருக்கு வந்த பிறகு அந்த மொழில நகைச்சுவையே சொன்னாலும் கூட யாரும் சிரிக்க மாட்டன்.
ஆஹா. புரியிதுங்க. புரியிதுங்க. ஆமாங்க. சொல்லுங்க. ஆஹா. அந்த அளவுக்கு ஆயிடுச்சா என்ன?
அந்த அளவுக்கு ஆயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு மொழியாட்ட மாறிடுச்சு. என்கிட்டருந்து வர்றது அவங்க நல்ல கலைநயத்தோட பேசுறாங்க.
புரியிதுங்க. புரியிது. ஆஹ. நாம கத்துக்கிட்டு பொழப்புக்காக பேசுறதுனால, அது வந்து அந்த அளவுக்கு இயல்பா இல்ல.
நம்ம கிட்ட இருந்து வரம்போது பாத்தீங்கன்னா ம், ஒரு ஆமா, ஒரு ஸ்ட்ரிக்ட்டா பேசுற மாரி இருக்குது எனக்கு அங்க போய்ட்டு. ஆமாங்க, அப்புறம் இந்த பஸ்ல பயணம் பண்ணும்போதும் அதே மாதிரிதாங்க. அவுங்க சில்ற கேட்பாங்க, எனக்கு புரியவே புரியாது. நான் பாட்டுக்கு காது கேக்காத மாரி உக்காந்ட்டே வருவேன். அப்புறம் தட்டி கேட்டு கேட்பாரு, "சில்றை குடும்மா" அப்டின்னு கேப்பாரு அவுங்க பாஷையில. அப்புறம் எவ்வளோன்னு கேட்டா அவுங்க ஒண்ணு சொல்லுவாங்க. அப்புறம் புரியாதுனா அப்புறம் கையால காமிப்பாங்க இல்லனா எழுதி காமிப்பாங்க, அப்புறமேல் தான் அந்த சில்ற எடுத்து நம்ம குடுக்குற மாரி இருக்குங்க.
புரியிதுங்க. ஆஹ. ஆஹ. அதாவது இது நீங்க சொல்றத பாத்தா எப்டி தெரியுமா இருக்கு அந்த, இது இருக்கு இல்லயா. அந்த இந்த படம் அ இன்று போல் நா இன்று போய் நாளை வ வா? அ பாக்கியராஜ் படம் "ஏக் காவ்மே கிஸான் ரகு தாத்தா" அந்த மாரி இருக்கு <laughs>
நெறைய ம். ஆமாங்க, கண்டிப்பாங்க. அதேதான் அதேதான் <laughs> அதேதான்! அது மட்டும் இல்லாம இந்த அம் "அ ரேவதி வந்து ஹிந்திகாரனுக்கு போடா டேய்ன்னு ஒரு வ என்ன ஒண்ணு சொல்லிக் கொடுப்பா", ஆமா. அது அவள் நகைச்சுவையா சொல்லுவா, ஆனா, அவரு எப்பவும் போல நார்மலா பேசுவார் இல்லைங்களா, அந்த மாரி தாங்க இந்த கத எனக்கு ஆயிட்ருக்குது. இவுங்க சொல்றது எல்லாமே ஆனா இவுங்க ஒரு நகைச்சுவைய சொல்லி சிரிச்சுப்பாங்க, நமக்கு அதுக்கு நகைச்சுவை மாரியே தெரியாது, ஆனாலும் நம்மளும் சிரிச்சுப்போம், கூதல கூட்டத்ல கோ கோயிந்தா போட்டுப்போமே, ஆமா நம்ம ஏன் வாய மூடிட்டுருக்கணுன்ட்டு நான் நெறைய வாட்டி அப்டியே சிரிச்சுக்கிறதுங்க, நானு வேற வழி இல்லைங்க.
ஆமா ஆமா டெல்லில, மௌன ராகம். ஆமாங்க. உண்ம. கோயிந்தா, கும்பல்ல கோவிந்தா. <chuckles> அந்த இது நீங்க சொல்றது எப்புடி தெரியுமா இருக்கு இது, இந்த அ அது என்ன படங்க ச இவன் சின்னத்தம்பி படத்ல வந்து சொல்வா "சூப்பர் அப்பு" "என்னங்க இந்த சீனுக்கு போய் கை தட்டுறீங்க!" அந்த மாரி. <laughs>
ம். <laughs> அ நீங்க பாத்தீங்களா, நான் பட்ட கஷ்டத்தல்லாம் படத்தோட ஒப்பிட்டு ஒப்பிட்டு பாத்து கற்பனைக்கு போறீங்க. <breath>
<chuckles> இல்லங்க. அது நீங்க சொல்லும்போதே அது தோணுது அவ்வளதான்.
ம். இல்லிங்க. உண்மதான் உண்மதாங்க உண்மையாலுமே எனக்கு இந்த 'போடா டேய்'ன்ற வசனம் நான் இங்க வந்த அன்னைக்கு எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ஏன் அப்டின்னா, நம்ம ஒரு உணர்ச்சி பொங்க ஒண்ணு சொல்லுவோங்க, அவுங்களுக்கு சப்பையா தெரியும்.